<lip trill> சரிங்க. அதுவும் உங்க வீட்டுல வளர்கின்ற ஆடு அந்த மாதிரி தானா? நல்ல இளம் கறியா எடுப்பாரா? எப்படிங்க?
ஆமா. மட்டன்லம் ஆமா. அது வந்து வ ஆமா. ஏன்னா இப்ப ர வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, கறிலாம் ஏமாத்திருவாங்க. வெள்ளாட்டுக்கறி இப்பல்லாம் செம்மறியாட்டுக்கறி போடுவாங்க, அப்படின்னு சொல்லிட்டு, வயித்துக்கு வந்து ஒ ஒவ்வாமை வந்துரும். ஏன்னா என்ன அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீவன் பண்டிகை காலத்தில எங்க வீட்ல நிறைய கூட்டம் சேரும். எங்க அத்த, மாமா, சித்தி, சித்தப்பா அத்தனை பேரும் இருப்பாங்க.
ம். <lip trill> சரிங்க.
இப்ப இவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்கன்னா, எத்தனை கிலோ கறி எடுப்போம். சரியா வராதுல்ல? அதனால என்ன பண்ணிருவாங்கன்னா, காலையில ஒரு ஆள வச்சு உரிச்சுருவாங்க. உரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அதுலை அதுல ஆட்ல கழிவுங்குறதே இருக்காதுங்க. கால் வந்து அடுத்த நாள் சூப்பாகும்.
ஆமாமா. சரிங்க. <lip trill> ஓ!
ஆமா. அன்னைக்கு போடுறது வந்து குடல்கறியும் என்ன பண்ணிருவாங்க, அன்னைக்கே சுத்தம் பண்ணி ம சமைச்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிடுற மாதிரி வச்சுக்குருவாங்க.
ஓ! இந்த கெடா விருந்து போல. எல்லாத்தையும் இதுவும் பண்ற மாரி. சரி, சரி.
ஆமா. அந்த மாரி. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரத்தக்கூட்டு.